அதாவது ஒரு கலை குடும்பம்ன்னு சொல்லலாம் இல்லயா!
இன்றைக்கு நான் வந்து கொலை குடும்பம். <coughs> <laughs> ஏங்க எதை ஏதாவது ஒண்ணு வந்து ஒழுங்கா பண்ணா பரவால்ல. எல்லாத்திலயும் அரைகுறையாவே இருந்தா, என்ன பண் றது
ஏங்க அப்பிடி சொல்றீங்க? இல்ல. கண்டிப்பா. இப்ப வந்து உங்க பொண்ணு வந்து என்ன கலை கத்திருக்காங்க?
பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. அவ வந்து 3 வயசிலருந்து பரதநாட்டியம் கத்துக்கிறா! வழுவூர் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க.
ஓ! ரொம்ப சூ சூப்பருங்க. கண்டிப்பா.
அதில வந்து அவ கத்துகிட்டு இருக்கா. அவ ஒரு 6வது படிக்கும்போது சலங்க பூஜை பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா. சலங்க பூஜைன்றது முதல் ஸ்டெப், எல்கேஜி மாரி வச்சுகங்களேன். எல்கேஜியோ இல்ல அந்த ஒரு எஸ்-எஸ்-எல்-சி அந்த மாதிரின்னு வச்சுகங்க. அது பண்ணா தான் வந்து அடுத்த டிகிரி மாதிரி பண்ண முடியும் அப்பிடின்றமாரி அது.
இல்ல, அ தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன், நானு. ஆமாங்க.
அது பண்ணும் பண்ணும்போது, எ அவளுக்கு முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 வயசிலருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவ பண்ணிட்டு இருந்தா. பாட்டும் க கத்துக்கிட்டு இருந்தா! அந்த சமயம்.